அ நீங்க வந்து திருத்திக்கிட்டீங்க. ஆனா இது எதுக்கு? நம்ம தேவையில்லாம பேசி நம்ம நல்ல பேரும் கெடைக்காம. அதனால நம்ம வந்து நம்ம கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கடின உழைப்பு போட்டு நீங்க அத பண்ணிட்டீங்க.
ஆமா. ஏன்னா, நான் வந்து இது எந்த மாரியான ஒரு விளைவுகள கொண்டு வரும்ன்னு முன்னாடியே சொல்றதுனால தான் அது பிரச்சனை ஆகுது. அதுக்கு பதிலா அவங்க அந்த விளைவுகள பார்த்துக்கட்டுமே.
பிரச்சனை ஆகுது. ஆமா.
அதுனால அதுக்கப்புறம் அதுல மாற்றங்கள் வந்து. அது அவங்க குறைச்சாங்க அதெல்லாம். இது அலுவலக பணின்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்ப ஒரு குடும்ப அமைப்பு எடுத்துக்குவோமே. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு உங்க சொந்தக்காரங்களோ, மாமியார் வீட்டுக்கோ, இல்ல வந்து நம்ம வந்து நாம வந்து ஒரு மாமியாரா இருக்கோம், நாம எங்கேயாவது ஒரு மருமகளுக்கோ, இந்த மாரி நாம எங்க சேர்ந்தாலும், அத்தையோ, மாமாவோ நீங்க எந்த உறவு வேணா எடுத்துக்கோங்க? சரிங்களா? ஆனா, நீங்க போய் ஒரு கருத்து சொல்வீங்க. இந்த மாரி இத இப்டி பண்ண வேணாங்க. இந்த தொழில் பண்ண வேணாம்? இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப கூட கேட்கறதில்ல. முன்னாடிலாம் தெளிவா கேட்பாங்க. இத பண்ணலாமா? வேணாமா அப்டின்னு. உங்க வீட்லேயே கூட அந்த மாரி சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். இல்லைங்களா? இந்த இதுல?
கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லனும் ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. நம்மட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னாலும் அதை எடுத்துக்கிறதும் கெடையாது.
ஆமா, ஆமா. அது வந்து மதிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? ஆ அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இத தாண்டி. என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்லிருவீங்க. மனசு பொறுக்க முடியாம. ஏதாவது ஒரு காலகட்டத்தில நீங்களா இருந்தால், நானா இருந்தால், அதுக்கு நம்மள ஒரு விதமா நடத்துவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த இதுல?
நான் என்ன கேட்கிறது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப் கண்டிப்பா <laughs> கண்டிப்பா ஆ அது. ஆ.
<chuckles> ஒரு மாரி என்ன பண்ணிருவாங்க ஒரு இவங்க இப்படித்தான் அப்படின்னு கட்டங்கட்டி விட்டுருவாங்க 1 ஓரமாவே இல்லைங்களா?
ஆ இவங்க இப்படிதான் அப்டின்னு ஒரு பட்ட பேரும் வச்சுருவாங்க நமக்கு.
ஐயோ! அது ரொம்ப மோசமான விஷயம். அதாவது அவங்கள தனிமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்டின்னா அது வந்து அவுங்கள ஒரு மாரி அப்படியே தண்ணி தெளிச்சு தனியா ஒரு ஓரமா ஒதுக்கிருவாங்க இந்த இதுல.
ஆமா. ஆமா கண்டுக்காத அவங்க அப்படிதான். அதெல்லாம் அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசிட்டிருப்பாங்க. அதல்லாம் நீ கண்டுக்காத, காதுல வாங்காத அப்படின்ட்டுருவாங்க.
ஆமா. ஒரு எளிதா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? எதனால சொன்னாங்க? இதெல்லாம் எதுவும் ஆராய்ஞ்சு பார்க்காம. இத சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படும்ங்கிறதெல்லாம் பத்தி கவலப்படாம. நல்லா ப அவங்கள செஞ்சுருவாங்க. இந்த இதுல. இல்லைங்களா?
ஆ. ஆமா. ஆமா. கண்டிப்பா. உங்களுக்கு நெறைய அனுபவம் அதுல இருக்கோ?

ஓகே. ம் பாதுகாப்பான நீங்க பேசும்போது நீங்க எப்படி ஒரு பாதுகாப்பா பேசணும் அப்படிங்கிறும்போது எப் எப்படி நீங்க எப்படி அத எப்படி நீங்க பேசுவீங்க? மத்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வராம. ஒரு பாலிடிக்ஸ் வராம.
புரியுது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பான சூழ்நிழல் எங்க உருவாக்கப்படணும்னா, இந்த பணியிடங்கள்ல தான் பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும். எப்பவுமே.
ஆமா. ஆமா.
பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்களே இப்ப கூட அனுபவிச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில. நம்ம ஒரு இடத்துல ஓர்க் பண்ணுவோம். அந்த ஓர்க்ல இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா. நாம வந்து ஒரு கருத்துக்கள வெளியிடுவோம். நமக்கு மேல ஒரு மேலதிகாரி இருப்பாரு. அவரு வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள்ல கொண்டு வந்து மேல இருந்து வந்துச்சு. அதாவது அந்த மாற்றத்த அவரும் கொண்டு வந்திருக்க மாட்டாரு. மேல இருந்து வந்துச்சு அப்படின்னு மட்டும் குடுத்துட்டு. ஆ போயிருவாங்க. அந்த மாற்றத்த எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பைத்திகாரத்தனமா இருக்கும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது.
ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
அ அது பண்ண முடியுமா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது ஒ ஒருத்தன் இருக்கான். ஒரு 10 பேர் இருக்கான். அந்த 10 பேர வந்து நாம வேல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட மாற்றமா இருக்கும். இல்லைங்களா? இந்த இது?
ஆமா, ஆமாம்மா.
அப்ப இந்த மாரி இத வந்து நாம வந்து நமக்கு என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணும்? இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கறப்ப பெரும்பாலும்.
அ நம்ம நம்ம கருத்து ஒரு கருத்த நம்ம சொல்ல நெனப்போம். அது அவங்கனால ஏத்துக்க முடியுமா, ஏத்துக்க முடியாதங்போது, அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சன வரும்.

ஓ! அந்த மாரி கேட்டாரு அவரு. அது நீங்க எப்படி பதில் அளிச்சீங்க? அந் அவர அவரையும் நீங்க வெறுப்பேத்தக்கூடாது. அது வந்து நீங்க அவரையும் நீங்க சமாளிச்சு, நீங்க அது ஒரு நல்ல முடிவா அவர ஏத்துக்க வைக்கணும். நீங்க எந்த மாரி நீங்க அத கையாண்டீங்க?
ஆமா. இல்ல என்ன பிரச்சனைன்னா, எனக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும். அதுதான் பெரிய பிரச்சனை ஆமா. எனக்கு வந்து கோவம் வந்து அதாவது நீங்க ஒரு தன்மையா பேசுற அதாவது இப்ப எனக்கு எதிர்ல இருக்கவங்க தன்மையா பேசுறாங்க அப்டின்னா, நானும் தன்மையா தான் பேசிட்டுருப்பேன். ஆனா எதிர்ல இருக்கவங்க கொஞ்சம் வந்து அந்த அ பேசும் நிலைய வந்து அவங்க உயர்த்துறாங்க. இல்ல ஒரு ஆக்ரோஷத்த காட்ட ஆரம்பிக்கறாங்க அப்டின்னா. அது எனக்கு மேல்லதிகாரியா இருந்தாலும் எனக்கு ஒரு 10 மடங்கு கோவம் வரும். ஆனா இந்த எடத்துல, நான் அந்த கோவத்த கொண்டு வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாரி பேசி நெறைய பிரச்சனைகள வந்து நான் எதிர்கொண்டிருக்கேன் இந்த இதுல. அதாவது எனக்கு அப்புறம் எவ் எந்த மாரி ஒரு பேர் சொல்ட்டாங்கன்னா, பிரச்சனைனு பிரச்சனைய கொண்டு வரக்குன்னே இவன வச்சிருக்கோம். அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. ஆமா, அதனால இந்த இடத்துல வந்து நான் என் வழக்கமா அவரும் அதத்த எதிர்பாத்தாரு. இவன் வந்து ஏதாவது ஒரு மாரி பயங்கரமா பேசப்போறான் அப்டிங்கற மாரி அவரு எதிர்பாத்தாரு. நானு "சரிங் சார், நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும்" அப்டின்னு சொல்ட்டு வன்டேன். நானு .ஒண்ணுமே பேசல.
அப்டிங்களா? சரி சரி. கண்டேன். ஆனா. ஆமா. ம். ஆ, ஆ. வச்சிருக்காங்க. சரி. ம். ம். ஓ! அப்பகோவம். ம். எதனால வந்தீங்க?
ஏன் அப்டி வந்தேன்னா ஏன் அப்டி வந்தேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லீங்களா?
ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா. எதனால அப்டி வந்தீங்க?